பொதுவா பாத்தீங்கன்னா, இப்போ இன்னிக்கிருக்குற காலகட்டங்கள்ல, ராத்திரி வந்து இந்த கைபேசியப் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயங்கள் வந்து அதிகரிச்சுட்டே வருது. எல்லாருக்குமே, எ எனக்கும் சேத்து தான், நான் இத வந்து நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே, அதுவும் இளைய தலைமுறை கிட்ட ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. கிட்டதட்ட நடுநிசி வர, அதையும் தாண்டி வந்து அவுங்க வந்து கைபேசி வச்சிருக்காங்க. நீங்க அந்த மாரி வந்து இருக்கம்போது கைப்பேசிய வச்சிடுவீங்களா? இல்ல, உங்களோட அனுபவங்கள் என்ன? அதப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
நிச்சயமாங்க, இது சொல்லணும். என்னனா பாத்தீங்கன்னா, நான் வந்து கல்லூரி படிக்கிற ஒரு நாட்கள், அதுக்கு தான் நான் போகணும் அப்பிடின்ட்டு சொல்லுவேன். எந்த அளவுக்கு எனக்கு வந்து கைப்பேசி வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு தொந்தரவுன்ட்டு கூட சொல்லலாம். அது வந்து எனக்கு நானே ஏற்படுத்திக் கொண்ட ஒரு விஷயம் தான் நான் ஆனா இருந்தாலும் அது
ஓ ங்க! பரவாயில்லீங்ளே!
கண்டிப்பா, அது நான் ஏற்படுத்திக்கொண்ட ஒரு விஷயம் தான். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, அதுலருந்து நான் எப்படி வெளியே வந்தேன்? அதும் அந்த இரவு நேரத்தில நான் யூஸ் பண்ண ஒரு பாதிப்பினால எப்படி வெளியே வந்ததுதான், நான் சொல்லப் போறேன். எந்த அளவுக்குனா, எனக்கு ஏன்னா, நம்ப கல்லூரி படிக்கிறோம். அப்படின்னா, நான் அந்த Whatsapp குழுக்கள்ல நிறைய விஷயங்கள் பகிர்வாங்க. அது வந்து ப்ராஜெக்ட் டா இருக்கட்டும், இல்ல, பல ஒரு அதாவது செமஸ்டர் க்கான ஒரு விஷயமா இருக்கட்டும், நோட்ஸ் லாம் அவங்க இங்க வந்து பகிர்வாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆன்லைன் ஒரு வகுப்பு தானே, அப்போ இருக்கும்பொழுது, எனக்கு அப்போனா பெற்றோர்கள் வந்து எதனா ஒண்ணு கேட்டா கூட படிக்கிறா அப்டின்ட்டு ஒரு விஷயம் வந்து இது பண்ணின்டுருவாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும், படிக்கிறோமா இல்லை வந்து ஃபோன் வந்து வேற எதனா, உக்காந்துட்டு YouTube போல, ஆமா. நிறைய விஷயங்கள், நமக்கு தான் வந்து தெரியும். அப்டி இருக்கும்பொழுது, நான் வந்து அதிகமா பார்க்கற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கொரியன் டிராமா ன்ட்டு ஒரு விஷயங்கள்லாம் அப் இருக்கு இல்லையா, வெப் சீரியஸ் அந்த வெப் சீரியஸ் லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் அதிகமா பாப்பேன். எந்த அளவுக்குனா, நீங்க நம்பவே மாட்டீங்க, ஒரு 3 1/2 நாளு, 42 எபிசோடு நான் பாத்து முடிச்சேன். அப்பன்னா எந்த அளவுக்கு நான் பாக்குற ஆளுன்ட்டு பாருங்களேன்.
கண்டிப்பாங்க. ஆமாங்க. பித்தலாட்டம் பண்றோம்மான்னு. வெப் சீரிஸ். புரியிதுங்க. என்னோட வ பொண்ணும் வந்து அந்த கொரியன் வெப் சீரியஸ்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அது என்னவோ ஒரு என்னது "லவ் டுடே" வா? அது ஏதோ ஒரு ப இது இருக்கு.
<chuckles> ஆமா. அ
பள்ளி காலத்துல இருந்து வர்றது மாரி. அது 2 சீசன் இப்ப வந்துட்ச்சா, 3 சீசன் வந்துட்ச்சோ சொல்லியிட்டு இருப்பா எங்கிட்ட.
ஆ. They playful kids
என்னவோ என்னவோ அது.
<chuckles> ஆமா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏனா, அது வந்து ஒரு நம்ம ஊரு இது போல இருக்காது. நெறைய விஷயங்கள் அதுல வந்து ஆர்வமா இருக்கும். பிஸ்னஸ் வந்து ரிலேட்டபள் நெறைய இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த காதலா இருக்கட்டும், இல்ல சைன்டிஃபிக்கா இருக்கட்டும் நெறைய டெக்னாலஜி வளந்த ஏலியன் இருக்கறா போலலாம் இருக்கும். "My girlfriend is alien". அது வந்து வேற்று கிரகத்தலிருந்து வந்தா போலலாம் நெறைய விஷயங்கள் <chuckles> இருக்கும். அது வந்து எவ்ளோ ஆர்வத்த வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணணும்னா, அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்டின்ட்டு நம்மளோட தூக்கத்தையே விட்டுட்டு பார்க்கறா போலலாம் இருக்கும். அந்த தொலைபேசியில. <clicks tongue> அப்டி அப்டி இருக்கும் பொழுது நான் வந்து எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியம். எனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிது. உடல் சோர்வு. ஏனா, அந்த 3 நாள் வந்து ப 3 நாள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் இருக்காது. ஒவ்வொரு எபிசோடு இரு 28 மினிட்ஸ்சு இல்லனா 45 நிமிஷம்.
ஓ! புரியிதுங்க. புரியுதுங்க, புரியுது.
அப்டி இருக்கும்போது தொடர்ச்சியா பார்க்கும்போது நம்பளோட கண்ணுக்கு வந்து எனக்கு கண் வந்து ரெட் கலர்ல்ல ஆர ஆக ஆரம்பிச்சது. கண்ணுலருந்து தானா தண்ணீ வர ஆரம்பிச்சுச்சு.
எரியும், அதோட அவஸ்தை வந்து நான் பட்டிருக்கேன். ஏன்னா, 1 1/2 நாள்ல வந்து இந்த The Walking Dead ஓட, 1 சீசன் பார்த்தேன்.
ஆ. ஆமா. ஆஹ்.
மண்ட காஞ்சுபோச்சு.
<laughs> அப்போ, உங்களுக்கே நல்லாவே தெரியும் இல்லையா? அந்த விஷயம் எப்பிடி ஒரு ஆர் ஆர்வத்த தூண்டி தூண்டி, நம்ப வந்து தூக்கத்த தான் நம்ப நம்ப எப்பிடி சொல்றதுன்னா
ரொம்ப நல்லாவே தெரியும். இல்ல, எனக்கு அந்த பேய்யி அந்த சோம்பி, அந்த மாரி ஹாரர், அ அந்த மாரி விஷயங்கள் வந்து ரொம்ப புடிக்கும். அதனால பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா, அது எல்லா சீசன்னும் பார்ப்பேன். ஆனா, அதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணேன். ஒரேடியா பார்க்காத. பொறுமையா தள்ளி, தள்ளிப் பார். ஒண்ணும், ஒண்ணும் டென்ஷன் இல்ல. அது எங்கேயும் ஓடிப் போகப்போறதில்லன்னு. அந்த முத நாள் வந்து அந்த வா பர்ஸ்ட் எபிசோடு அந்த இது பர்ஸ்ட் சீசன பார்த்த உடனே
ம். ஆமா. நிச்சயமாங்க. ஆ.
அடுத்த நாள், எனக்கு நான் பட்ட அவஸ்தைக்கு, அத்தோட முடிவு பண்ணிட்டேன்.
<chuckles> அப்போ பாருங்களேன், எவ்வளோ ஆர்வத்த தூண்டுது? அப்டின்ட்டு ஒரு விஷயத்த. அப்பிடி இருக் நிச்சயமா. அது வந்து தப்பு வந்து நம்ம மேலேயும் இருக்கு. இருந்தாலும், அந்த எப்பிடி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏ நம்ம தான் வந்து அந்த ஒரு விஷயம் கட்டுக்கோப்பு அந்த டைம், நேரம் என்ற ஒரு விஷயத்த, நம்ம தான் ஒதுக்கணும் அப்டின்ட்டு எனக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்குனா, எனக்கு கண்லேருந்து தண்ணி வராம, கண்ணுலாம் ரெட்டாக ஆரம்பிச்சுச்சு. அப்பா வந்து செமையா திட்டிட்டாரு. "உனக்கு வந்து இது ஒண்ணும் போகாது. "நீங்க சொன்னாப் போல, "இது வந்து போயிடாது. அது அப்டியே தான், அந்த தொலைபேசியில தான் இருக்கும் இல்லைனா, டிவியில தான், அப்டியே தான் இருக்கும். எப்போ வேணாலும் நீ பார்த்துக்கலாம், ஆனா ஒண்ணு, நீ இது போலலாம் வந்து பார்க்கறது ரொம்பவே தப்பு" அப்டின்ட்டு என்னோட அப்பா வந்து, மொபைல் ஃபோன பிடுங்கி பீரோவில வச்சுட்டாரு.
உண்மதாங்க. உண்மதான். அதுவும் போச்சா? ஐயோ போச்சே!
பீர ஆ <laughs> பீரவுல வச்சுட்டாரு. "நான் வந்து அப்பா, அப்பா அ கெஞ்ச ஆரம்பிச்சுட்டன்." எந்த அளவுக்குனா "அப்பா கடைசி இதுப்பா குடுத்தறப்பா குட் இங்கே பாரு கண்ணு கிண்ணுலாம் ரெட்டா இருக்கு. உனக்கு வந்து கடைசி இது வேணுமா? நீ கடைசியா ஆயிடுவா பார்த்துக்கோ. ஒழுங்கு மரியாதையா போறியா? இல்ல மஞ்சா பத்த வாங்கிட்டு போறியா? அப்போலாம் திட்ட ஆரம்பிச்சுட்டாரு என்ன. ரொம்பவே அது" ஆமா அடி. அடிச்சா அந்த கை வீங்கிரும் இல்லையா, அஞ்சு விரலும் அது போல. அதுதான் மஞ்சள் பத்தன்வாங்க. அப்டின்னும்பொழுது. அ சரிப்பா அப்டின்னும்போது "எங்க அம்மா கிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாரு. அவ படிப்பு அப்டின்ற ஒரு விஷயத்துக்காக கேட்டா மட்டும் நீ குடுத்துட்டு வாங்கிடு. அது தேவையில்லாத ஒரு விஷயம் எல்லாம் இது பண்ணு. உடம்பு கெடுத்துட்டு இருக்கிறா அந்த தூக்கு எங்க அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்ற ஒரே விஷயம்னா மனுஷனுக்கு தூக்கம் தான் முக்கியம். 8 மணி நேரம் நல்லா உறங்கணும். நல்லா சாப்பட்ணும். அது உன்கிட்ட இல்லவே இல்ல." அப்டி இருக்கும்போது நான் அந்த தொலைபேசி என்ற ஒரு விஷயத்த நான் குடுக்கவே மாட்டேன். "எங்க அப்பா இன்னொரு விஷயம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற என்னன்னா, இந்த <inhales> 10 மணிக்கு மேல தொலைபேசி எடுக்கவே கூடாது."
மஞ்சா பத்தனா அடியா? ஆமாங்க. ஓ! உண்மங்க. ரொம்ப நல்ல விஷயங்க. அது இன்னைக்கு, யாரு ஃபாலோ பண்றா? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன்.
ம். <clicks tongue> 10 மணிக்கு மேல, ம் தொலைபேசி எடுக்கக்கூடாது. அந்த தொலைபேசி வந்து தலையணைக்கு கீழ, இருக்கவே கூடாது. ரேடியேஷன்ட்டு சொல்லிட்டே திட்டிட்டே இருப்பாரு. நம்ப நல்லா ஒரு தூக்கமே வராது.
உண்ம. ஆனா, என் தலவலி என்னன்னா, எனக்கு அந்த த <chuckles> தலாணி கீழ, வச்சு தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஏனா, எனக்கு வந்து கிளையன்ட் கால், எந்த நேர வேணாலும் வரும்.
<chuckles> நிச்சயமா. நெறைய பேரு ஒரு சூழ்நிலகேப்ப இருக்குல.
அதுனால வந்து, வேற வழி இல்லாம, அது பழக்கமானது. இன்னிய வரைக்கும் பழகிட்டே இருக்கு.
நிச்சயமாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா, அந்த இரவு டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தூக்கம் வராது வேற. தூக்கம் வரானா, நம்ப கை எங்க போகும். அந்த மொ அ தொலைபேசியிலதா போகும். ஒரு நம்ம சும்மா ஒரு சமூக வலைதளத்தில, எதனா ஒரு விஷயம் இருக்கும். சாப்பட்ற விஷயமா இருக்கட்டும். எதனா ஒரு விஷயம். அப்டியே தொடர்ந்து, அது பார்க்குறோனு நேரமே போயிரும். விடிய விடியலாம் பாத்து, அதுபோல செம்ம திட்டு, செம்ம <chuckles> அடிலாம் வாங்கியிருக்கேன். ஆனா, எனக்கான பவுண்ட்ரி வந்து, நான் எப்ப, இது பண்ணனா இல்ல. இது வந்து முற்றிலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஏன்னா உடலாலேயும் சரி ஆமா. நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். எனக்கு ஒடம்பு ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சுது, தூக்கம் இல்லாம. அப்டின்னம்போது என்னதான் சாப்பிட்டாலும் அந்த உடம்பில சோர்வுன்றது வர ஆரம்பிச்சுச்சு. சுழண்டு சுழண்டு படுப்பாங்கல்லையா நெறைய. அதுபோல எனக்கு வர ஆரம்பிச்சுறவே, அந்த அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய், வந்து பார்க்கும்பொழுது ரொம்பவே உடம்பு வீக்கா இருக்கு. குளுக்கோஸ் போட்டுறியாம்மா அம்மாவுக்கு கேக்கும்போது எங்க அம்மா மொற மொற மொறச்சாங்க. "இதுக்கு தான் சொன்னேன் உ உன்ன வந்து ஒ தொலைச்சு கட்டிடப் போறேன் பாரு". அப்படின்னம்போது எனக்கு என்ன பேசுறது, ஏது பேசுறது தெரியல. சத்து மாத்திரையும் சரி, அந்த சத்துக்கான ஒரு இதுவும் சரி, பழம் அதுலேருந்து என் வீட்ல அ. ட்ரிப்ஸ் அதெல்லாம் வந்து ஆமா. அந்த ட்ரிப்ஸ் ஏத்தணும் அப்படின்னவே, ரொம்ப வீக்கா இருக்கு. ட்ரிப்ஸ் ஏத்திக்கிறுக்குரிய என்னம்மா, ப பேமிலி டாக்டர் இத்தனைக்கும் திட்ட ஆரம்புச்சுட்டாங்க. அவங்களியும் என்ன <clicks tongue> உனக்கு இதெல்லாம் தேவையா? ஒழுங்கு மரியாதயா கேட்க அம்மா பேரு சொல்லி, அவுங்க பாரு. என்ன ஒரு, பொண்ண வளத்து வச்சுருக்க. இப்படிலா இருக்கக்கூடாது. அப்படின்டு, அவுங்கள திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. <breath> <chuckles>
மொபைல்க்கு தாங்க போகும். ஹண்ட்ரேட் பெர்ஸன்ட் பாதகமான விஷயமா இருக்கு. அப்டினு, பாத்துடீங்க. புரியிதுங்க. ஆமாங்க. <laughs> மல்டி விட்டமின் டேப்லெட்டும், ட்ரிப்ஸ்சும் ஏத்தியிருக்காங்க, உங்களுக்கு. இல்லைங்களா? உங்களால, அவங்களுக்கு திட்டு விழுந்துது.
ஆமா. நிச்சயமா. அதுக்கப்புறம் நானே வந்து பார்த்தீங்கன்னா, சரி அம்மா இது ரொம்ப இது பண்றாங்க. அப்படீன்னுக்காக நானே வந்து படுக்கறையில என்னோட மொபைல் ஃபோன் இருக்காது. என்னோட தங்கச்சி, தம்பி யார் மொபைல் ஃபோனும் படுக்கறையில இருக்காது. அலாரம்ன்றத்து, நம்ப அலாரம் க்ளாக் வச்சிருப்போம் இல்லையா? அதுல செட் பண்ணி, இது பண்ணிருவேன். சைன்டிஃபிக் கிளாக் க இதுவெல்லாம் இருக்குல்ல. அலாரம். அதுல வச்சுட்டு
ஆமாங்க. எலக்ட்ரானிக் க்ளாக்கு.
அது வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்க வந்து படுத்துக்கறத்து. இது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இரவு நேரம்.
நல்லது. அ இது வந்து உண்மையான வந்து, நீங்க எடுத்த முடிவு வந்து ரொம்ப சரியான முடிவுங்க. உண்மையா சொல்லணுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்க்க மாட்டேன். அந்த ஆடியோவை போட்டுட்டு நான் படுத்துருவேன்.
நிச்சயமா.
பார்க்க மாட்டேன். நான் படுத்துட்டு இருப்பேன். அது கேட்டுட்டே இருக்கும். அதாவது இந்த வெப் சீரியஸ் எல்லாம் சொல்லல நானு. அந்த அரசியல்ல ட்ரோலு அந்த மாரி ஏதாவது. ஆ நகைச்சுவையா கேட்டுக்கிட்டு அப்டியே தூங்கிடுவேன். இல்ல பாட்டு.
ம், ம். ஆமா.
அத கேட்டுகிட்டு நான் தூங்கிருவேன்.
நான் கூட கேட்ருக்கேன். அதாவது, "அப்பா பாட்டு பா இது பண்ணனும்பா." அப்படீன்னோனே, என்னோட அப்பா உடனே வந்து, "ஒ அதெல்லாம் நீ கவலப்படாத, உன் போன்ல்லாம் எடுக்காத. டிவியில வந்து வச்சு விட்டுர்றேன். நீ படுத்துரு. நான் ஆஃப் பண்ணிர்றேன்." இதெல்லாம் சொல்வாரு. <laughs> ஆமா. அப்பா எனக்கு தூக்கம் வரலன்றம் போது, அந்த நெறைய மியூசிக் சேனல்ல பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்துல வந்து அதுக்கேத்தா போலவே பாட்டு ஆமா. போடும்போது நல்லா சவுண்டு வச்சுட்டு, அந்த குடும்பமா எல்லாரும் படுத்துட்ருக்கும்போது அவரு வந்து ஆஃப் பண்ணீட்டு. அதுக்கப்புறம், அந்த தூக்கம் என்றத்து என்னோட அப்பா எதனால வந்து அவர் திட்னாலும், நம்பளுக்கு வந்து கோவம் வரும். இருந்தாலும் அதுக்கப்புறம், போக போக நம்மளுக்கே ஃபீல் ஆகிடும். 1 ஸ்டார்டிங்கில எங்க அப்பா மேல எனக்கு வெறுப்பு உண்டாக்குச்சு.
பரவால்லங்க. அதுவும் நல்ல விஷயம் தான! ரம்யமான ம மெல்லிசை போடுவாங்க. புரியுதுங்க. அது வந்து அது எப்டிப்பட்ட விஷயம்ன்றத நாம புரிஞ்சிகிட்டோம்னா, அதுக்கு அடுத்தது வந்து அவர் மேல இருக்கிற மரியாதையே வந்து, 1000 மடங்கு உ உயர்ந்து போய்டும்.
ஏன் இது போல பண்றாரு? நிச்சயமா. கண்டிப்பா. ஏன்னா அ ஒரு கட்டத்தில எனக்கு, "கண்ணாடி போடணும்." அப்படின்னு சொல்லும்போது, தூரப்பார்வை கொஞ்சம் இதுவாயிருச்சு. அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, கண்ணாடி போடணுன்னும் போதுலாம், எங்க அப்பா சொல்லிட்டே திட்டிட்டே இருந்தாரு. "சொல்றத கேட்க மாட்டியா?" அப்படீன்னும்போது, எனக்கே கோவம் வந்து ஒரு தடவ எதிர்த்து பேசிட்டேன். "நீங்க மட்டும் ஃபோன்லோ யூஸ் பண்ணலயா? என்ன மட்டும் சும்மா இது பண்ணீட்டே இருக்கீங்க. நீங்க மட்டும் கால் பேசுறீங்க. நீங்க மட்டும் ஷார்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க. அப்ப நாங்களும் மனுஷன் இல்லையா?" அப்படிலாம் நான் வந்து என்னோட அப்பாவ வந்து எதிர்த்து பேசிட்டேன். அதுக்கப்புறம்
ஆஹ. ஆஹ. புரியுதுங்க, புரியுது. என் பொண்ணு என்ன கேக்குற மாறி தான.
ஆமா. அதுக்கப்பறம், என்னோட அம்மா தான் வந்து பொறுமையா சொன்னாங்க, "உனக்கு இப்ப புரியாது. அவர் வந்து வய கொஞ்ச வயசாயிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, உனக்கு இப்பதான் வயதே ஆகுது. இப்ப பார் கண்ணாடில்லாம் போற நெலமைல்லாம் வந்துச்சு. நாங்கல்லாம் பாரு, இப்ப எதனா கண்ணாடி ஒ இன்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறோமா? நைட் டைமில நாங்க வந்து தொலைபேசி வந்து பயன்படுத்துறோமா? இல்லை. ஆரோக்கியமா இருக்கோம் இல்லையா? அதேபோல நீயும் ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா இருக்கணும். அதனால தான் வந்து அப்பா சொல்றாரு. அதுக்கேன் நீ கோவப்பட்டு உன்னுடைய க் வ ரொம்ப அப்பாவ எதிர்த்து பேசுற. அப்பாவும் கஷ்டப்படுவாரு தான." அப்படீன்ட்டு சொல்லும்போது அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. "நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய பொண்ணு. மெச்சுர்டான பொண்ணு. நம்பளே வந்து அ புரிஞ்சுக்காம பேசினா வந்து என்ன ஒரு நியாயம்?" அப்படீங்கும்போது அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, போக போக நாங்களே வந்து நமக்கான
உங்கள மாத்திக்கிட்டீங்க.
ஆமா. பவுண்ட்ரீஸ எனக்கான ஒரு விஷயத்த நான் வந்து உருவாக்குனேன். இப்ப இருக்க அந்த விஷயம் வந்து ம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபாலோ பண்ணீட்டு தான் இருக்குறேன். மொத்தமா வந்து பார்த் எப்பன்னா வந்து இரவு நேரத்தில எடுப்பேன். இருந்தாலும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல இல்ல அது தப்பு." அப்படீன்ட்டு நானே வச்சிருக்கேன். அத தொலைபேசியை.
புரியுதுங்க. எனக்கு அது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப அழகு அது. உன் அந்த மாரி நீங்க வந்து அந்த இரவு நேரத்துல, இன்னைக்கு ஏதோ ஒரு அ இதுன்னு வச்சுக்கங்களேன். நீங்க ஏதோ ஒரு பரீட்ச எழுதி இருக்கீங்களோ? ஏதோ ஒரு விஷயம். நீங்க ரொம்ப ஆர்வமா அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்ருக்கீங்க. அந்த மாரி நேரங்கள்ல என்ன பண்ணுவீங்க? ஃபோன தனியா வச்சுருவீங்களா? இல்ல பக்கத்துலேயே வச்சுருப்பீங்களா?
நிச்சயமா. ம். இல்ல. அந்த போ அந்த போல விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா. அந்த தொலைபேசியில வந்து கால் மேல் கால் வந்துட்டே இருக்கும். ரிசல்ட் வந்துச்சா? இல்லயா? அப்டின்ட்டு நம்ம செமஸ்டர் இதுவே எடுத்துங்களேன். அவ்ளோ ஏனா, நைட் டைம்ல தான் விடுவாங்க ரெண் எப்ப விட்றாங்கனே தெரிய மாட்டேங்குது. 2 மணிக்கு விடுவானுங்க மூண் ஆமா.
ஆமா. 12 மணி அந்த மாரி நடுராத்திரிகள் தான் விடுவாங்க. அதனால தான் கேட்டேன் நானு. நீங்க ஏதாது பார்த்துட்டே இருப்பீங்களா? இல்ல கையிலேயே இருக்குமா? அதுக்கா கேட்டேன். இல்ல அந்த மாரி நேரங்கள்லேயும் நீங்க வந்து அத தூக்கி தூர வச்சுருவீங்களா?
ஆமா. நிச்சயமா. ஏனா. வந்து நான் அது அது கண்டிப் ஆமா. அது கண்டிப்பா நான் பார்த்துதான் ஆகணும். ஏனா, வந்து அடுத்த நாள் ச சாப்பாடு அத நோக்கி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு.
சரியா சொன்னீங்கங்க. அடுத்த நாள் சாப்பாடே அத நம்பி தான் இருக்கு. இல்லனா சோறு போட மாட்டாங்க.
<laughs> <laughs> நிச்சயமா எனக்கா ஆமா. அ என்னோட அப்பாவும் சரி, என்னோட அம்மாவும் சரி. அ பார்த்துன்னே இருப்பாங்க.
நமக்கு சோறு தான் முக்கியம். இல்ல அந்த மாரி நேரங்கள்ல வந்து உங்கள அப்பா வந்து உட்ருவாரா? சரி வச்சிக்கோமா? பரவால்லங்க.
கண்டிப்பா விட்ருவாரு. அது தான் நான் சொல்றேனே அடுத்த வேளை சாப்பாடே அதை நம்பி வந்து ரிசல்ட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட சொல்லணும்.
ஓ! புரியுது.
என்ன என்ன ரிசல்ட்டு? எவ்வளவு மார்க்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துடுமா? டிஸ்டென்ஷன் வந்துடுமா? அப்டின்ட்டு அவரு ஆ அப்டின்ட்டு இது வரைக்கும் நான் வந்து அரியர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே 1 தடவ தான் வச்சேன். அதுக்கும் வந்து என்னோட அப்பா கலாச்சியே சாவஸ்ட்டாரு.
பாசா, டப்பாசா? அ. இல்ல, இல்ல. நான் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேங்க. நீங்க வச்சிருக்கீங்கனு சொல்லல.
இல்ல, இல்ல. நான் சொல்லிடுவன். உண்மைய சொல்லிவிடுவன். ஒரே 1 தடவ வந்து பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ்ல வச்சன். அதுக்கே என்ன கலாய்ச்சு சாவச்டாரு. அக்கவுண்ட்ஸ்க்கு படிக்கிற அக்கவுண்ட்ஸ்லேயே வச்சிட்டேன் அப்டின்ட்டு அந்த செமஸ்டர்
<laughs> ஓ! உங்க அப்பா ஒரு அக்கவுண்ட்ஸ் ஆளா?
இல்ல இல்ல. என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கனா, பிசினஸ் தான் பண்றாரு. அப்டி இருக்கும்போது இருந்தாலும் வந்து
ஆஹா! புரியிதுங்க. அவருக்கு அக்கோன்ஸ் தெரியுமே அப்போ?
கண்டிப்பா. அதெல்லாம் வந்து ச "கணக்குல சூரப்புலி" தான் நான் சொல்வேனே.
அ அ. அப்புறம் என்னங்க நீங்களும் அப்டி தாங்க இருப்பீங்க. அவரோட ரத்தம் தானே உங்களுக்கும் ஓடிட்டு இருக்கும்.
அந்த மனுஷ நிச்சியமா. <chuckles> கண்டிப்பா. அதனாலயே அது கலாய்ச்சாரு. என்னோட அம்மாலாம், உங்க அப்பா நல்லா போட்றாரு. நீ பாரு, இதிலேயே பெயில் அயுட்டு வண்ட அப்டிண்டு. அடுத்த செமஸ்டர் எழுது அதுக்கு 75 75 மதிப்பெண் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் அவர்க்கிட்ட காமிச்சேன். இங்க பாரு புல் மார்க் எடுத்துக்றேன். அப்டின்ட்டு, த அதுல இருந்து ஒரே தரவ தான் ச பண்ணேன் இ
பாராட்டுகள்ங்க. அந் அந்த அந்த ஒரு உந்துதலும் உங்களுக்கு வந்து வந்திருக்கு பார்த்தீர்களா, அது பாராட்டுகள், ரொம்ப பாராட்டுகள்.
நிச்சியமாங்க. யுஜி, பிஜி ல ஒரே 1 தடவ தாங்க அந்த அரியர்ன்டு வச்சு. அதுக்கு அப்புறம் 2 டிகிரி வாங்கினேன் இது வரைக்கும் அந்த அரியர் இல 1 ஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன் பாஸ் ஆயிட்டேன்.
ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்கங்க. அந்த இரவுல வந்து நீங்க இந்த போன்ஐ யூஸ் பண்ணது, அது எப்டி நீங்க வந்து அத தடுக்கிரதுக்கான வழிமுறைய உங்கள அப்பா என்ன சொன்னாரு. அதுக்கு மேல அந் நாமலே புரிஞ்சிக்கிட்டு நீங்க எப்டி வந்து அத வந்து வி அத வந்து சமாளிச்சு கொண்டு வந்தீங்க. ஒரு வரமுறை எடுத்து எல்லைகளை வைத்து. அதெல்லாம், ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களோட நேரத்த வந்து எனக்காக செலவிட்டு நெறைய பேசினீங்க. ரொம்ப நன்றி. உங்க நேரத்துக்கு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். வாழ்த்துக்கள். உங்களோட மீண்டும் வந்து பேச வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக பேசலாம். நன்றிங்க.
நிக் கண்டிப்பாங்க. நீங்களும் வந்து ஆர்வத்தோட கேட்டிருந்தீங்க. உங்க கூட பேசனதுல ரொம்பவே சந்தோஷங்க. மிக்க நன்றி! மீண்டும் சந்திக்கலாம்.
கண்டிப்பாங்க.